ஓ! புரியுதுங்க. கண்டிப்பா. அதாவது நீங்க சொல்றது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இன்னொருத்தங்கள துன்புறுத்தக்கூடாது அப்பிடிங்கிற ஒரு விஷயமும் சரி, நமக்கு மனதில தோன்ற ஒரு விஷயத்த வந்து தைரியமா வந்து வெளிப்படுத்தணும், அப்பிடிங்கிற இதையும் வந்து, அதையும் எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும், எப்பிடியெல்லாம் துருமுன்டு துன்புறுத்தாம பண்ணணும், அப்பிடிங்கற மாரி சொல்றீங்க. சரிதாங்க. இப்போ இதேமாரி இந்தப் பாடல்லாம் வந்துட்டு, நீங்க யோசிக்கும்போது, அ இது வந்து உங்க <tsk> அதாவது தனிப்பட்ட விஷயமா வந்து சில பேருக்கு நமக்கு வந்து பொருந்தும். <inhales> சில பாடல்கள்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பமா சேர்ந்து பொருந்தும். இல்ல நண்ப நண்பர்களோட சேர்ந்து, "அட இந்த பாட்ல வரமாரிதான நம்ம நம்ம நண்பர்களோட நம்மளும் இருக்கோம்". அப்பிடின்னு தோணும். <inhales> இந்தமாரி நிறையா விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? இன்னொருத்தங்களோட சேர்ந்து அப்பிடிங்கிற மாரி, அந்த மாரி எதா பாடல்கள் இருக்குங்களா?
ஆமா. ஆமாங்க. ஆ. இருக்குங்க. ராவணன் சொல்லி ஒரு பாடல்ங்க. அது வந்து முற்பொழுதும் உன் கற்பனையிலேன்னு ஒரு படம். அந்தப் படம் பார்த்தீங்கன்னா, முரளி அவரோட மகன் நடிச்சது. ஒரு 4வது படமோ, 3வது படமோ தான் இருக்குங்க.
அ. ஆ. சரிங்க. <smacks lips> சரி, சரி. அ. ஓ! அருமைங்க. ஆ
ஆனா, அந்தப் படம் வந்தது வந்து, பெரிய அளவுக்கு யாருக்குமே தெரியாதுங்க.
ஓ! சரி, சரி. அ
ஆனா, அந்தப் படம் பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து ஒரு மனநல பத்தியான ஒரு கத. அது வந்து வித்தியாசமான ஒரு கத அமைப்பு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மாவுமு, ஒரு உடல் ஊனமுற்ற ஒரு மகனும் அவுங்க இரண்டு பேருங்க!
ஓ! ஓ! ர ம். ஓ! அருமைங்க. ஆ
அந்த மகன காப்பாத்துறதுக்காக வந்து அந்த அம்மா வந்து வட்டிக்கு விட்டு பணம் கந்து வட்டியாட்டம். <tsk> அத வுட்டு, அத வாங்கி, அந்த பையனுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை குடுப்பாங்க.
ம். ம். ஓ! சரிங்க. ஆ
இதில என்ன விஷயன்னா வந்து, அ அந்தப் பெண்ணுக்கு வந்து இத அதாவது கணவரு இருக்க மாட்டாருங்க.
ம். அடடே! அ. தனியா அவங்க செய்றாங்க. அ புரியுதுங்க. ம்
அதுதான். ஆமாங்க. அவுங்க கொஞ்சம் நல்லா அழகானவங்க. அழகா உடல்வாகு வந்து நல்லா அழகான உடல்வாகு கொண்டவங்க. அதனால அதுக்கான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறனால, அவரு என்னங்க பண்ணாங்கன்னா, அவங்களோட தலை முடி அதாவது கேசத்த வந்து அத மொட்டை அடிச்சிட்டாங்க.
ம். ம். சரிங்க. ம். ம். <smacks lips> ஓ! சரி. சரிங்க. ஆ.
பையனுக்கு ஒரு மூ ஒரு 5 வயசு, ஒரு 10 வயசுனுதான் இருக்குங்க. அதுக்கூட இருக்காதுங்க. கம்மியாதான் இருக்கும், 10 வயசுக்கு கம்மியாதான் இருக்குங்க. அப்பன்னா அவுங்களோட வாழ்க்கையில வந்து முக்கியமான காலகட்டத்தில அவுங்களோட அழக வந்து எவ்ளோ த் பேணி பாப்பாங்க. ஒரு பெண்ணா நீங்களே, உங்களுக்கே அது புரியும்.
ம். சரி. சரிங்க. ஆ. ம், ம், ஆமாங்க. கண்டிப்பா. ஆ.
அப்ப அந்த தல முடிய வந்து அவுங்க வேண்டான்னு சொல்ட்டு, அத தவிர்த்திட்டு, அவுங்கள எதும் வந்து யாரும் தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாதுனு சொல்லிட்டு, அவுங்க எடுத்த முடிவுங்கிறது அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்பவுமே பெருசுங்க.
ம். ம். ம்.